அதேபோல, இந்த கற்கள் இருக்கு இல்லீங்களா? அதுலயும் கூட வந்து, ஆ கோடுகள் இருக்கும். அந்த கோடுகள நீங்க பாத்தீங்கனாலே
ஆமா. இந்த கற்கள்ல்லையா? அது தெரியுமா, நம்ம கண்ல?
ஆ! நல்லா தெரியும் அது. அது நீங்க பாத்தீங்கனாலே வந்து, சொல்றாங்கனாக்கா, அ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆராய்ச்சி அறிவியல்ல. இது நான் ஒண்ணும் ஆராய்ச்சி பண்ணல. ஆனா, அவங்க காட்டுனதல்லாம் பார்த்துறதால ஓஹோ! இது கூட வந்து பல லட்சம் ஆண்டுகள் இருந்த இருக்கும் போல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து, எங்க வீட்லே வச்சு இருப்பன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது
ம். ஓ! பரவால்லங்க. <chuckles> அஹ். ம். அது செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம்?
அத எடுத்துன்னு வந்து வீட்ல வச்சுட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அத ஒட்டி ஏதோ ஒரு அ இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி வீட்ல பண்றது. அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் முன்ன.
மீன் தொட்டில போட்டுருவீங்களா? ஓ! நல்ல விஷயங்க. <chuckles> ஆ, பாக்கவும் நல்லாருக்கும். ஆஹ்.
அது நல்லாருக்கும். அழகா இருக்கும் பாக்கறதுக்கு. ம். ஏன்னா சின்ன வயசுலிருந்துே எங்க வீட்ல வந்து இதெல்லாம் வச்சிருந்திருக்கும். என்னது இந்த மீன் தொட்டி வெப்பாங்க இல்லைங்க? அழகுக்கு. நானு. தனியா இருக்கும்பொழுதெல்லாம் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேங்க நீர்த்தொட்டிக்குள்ள. மீன் தொட்டிக்குள்ள இந்த கற்கள வக்கிறது. இங்க கடல இருந்து கொண்டு வந்ததெல்லாம் உள்ள போட்டு வெக்கிறது. அதெல்லாம் பண்ணியிருக்கேன்.
ஆமாமா. ஆ, ஆ. ஆஹ். <chuckles> ஆஹ்.
அதுக்கப்புறமா காலப்போக்குல வந்து வீடெல்லாம் நம்ம ம மாறுறோம். அதுக்கப்புறம் அ, வேலை விஷயமா நம்ம வெளியூர்லாம் போறோம், வெளிநாடு போறோம்ன்ற பொழுது, அத நம்மளால, அ கவனமா முடியல. அப்ப இப்போ வந்து என்னனாக்கா இப்ப என்னுடைய நம்ப பிள்ளைகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வத்த குடுக்கணும் அப்டின்றதால என்ன பண்ணுனா, நானு இந்த ஆற்று படுகையல்ல நான் எடுக்கும்போது அவங்களையும் எடுக்க சொல்வேன். ஆ. பாருங்க இந்த மாதிரி எடுங்க!
பராமரிக்க முடியல. ம். ஓ! நல்ல விஷயங்க. அத வ-அடுத்தவங்க சொல்லி குடுக்கதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நம்ம குழந்தைக்குன்னா வந்து நம்ம இன்னும் எஃபோர்ட்டு போட்டே நம்ம பண்ணலாம்.
ஆமா, அப்போ ஏன்னாக்க இப்பவே நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்ப குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அ அப்ப அவங்களே வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்த இப்பவே தூண்ட ஆரம்பிக்கும். ஆ.
ஆமாமா. அ ரொம்ப சரியாவே சொன்னீங்க. அந்த மாரி நீங்க சொல்லி குடுத்து, அவங்க வந்து, இப்பலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களல்ல, அந்த மாரி சேகரிப்பு இந்த மாதிரி?
கண்டிப்பா. என்ன பண்ணுவோம்னா, இப்பலாம் நாங்க வந்து ஒரு கடற்கரை பகுதிக்கு போறோமோ, இல்ல வந்து ஒரு ஆற்று பகுதிக்கு போறோம் அப்டின்னாக்கா, அ சின்னதா ஒரு வாளி மாரி எடுத்துன்னு போய்டுவோம். அந்த பிளாஸ்டிக்ல. அ, நம்ப ஒண்ணு எடுக்குறோம்னா, அவுங்க எடுத்து போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சத அவுங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி
ஓ! சரி, சரி. ஆ நல்ல விஷயம். ம்.
ஆ, அந்த மாரி எடுத்துட்டு வந்துட்டு வீட்ல இப்பலாம் வந்து கொஞ்சம் கெட்டியான இந்த, அ பசை கெடைக்குது இல்லைங்களா? இப்பல்லாம். அப்ப அத வச்சு
ஆமா. இந்த குழந்தைைக விளையாடற மாரி எதனா கொண்டு வந்தருக்காங்களே! அந்த மாதிரியா?
இல்ல இந்த ஃபெவிகுயிக்ன்னு
அந்த க்ளே ஏதோ சொல்லுவாங்களே?
அது இல்ல. ஃபெவிகுயிக்ன்றோம் சொல்றோம் இல்லையா?
ம். ஆம் ஓ! அந்த இது சொல்றீங்களா? ஆ, புரியுது. ஆ.
நான் ஓட்டறதுக்கான அந்த கோ கோந்து அது. அத வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவுங்களே ஒட்டி, ஏதோ ஒரு என்ன சொல்றது? அவுங்க ப அவங்களுடைய விளையாட்டு பொம்மைகள் இருக்கும் சின்ன சின்னதா.
கைவினைப் பொருட்கள். ஆ.